ஆமாங்க, ரொம்ப சிறப்பா வந்துட்டு இருக்கும். எனக்கு இந்த இன்ஸ்டன்ட் காஃபிய விடலாம் அந்த ஃபில்டர் காஃபி வந்துட்டு, ரொம்பவே வந்துட்டு, சிறப்பா வந்துட்டு இருக்குங்க. அது வந்துட்டு
சரியா சொன்னீங்க. <laughs>
அ அது வந்து
அதாவது, அ நீங்க சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, இந்த இந்த காலத்தில அந்த காலத்தில அழகா வந்து ஃபில்டர் அழகா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா, டிக்காஷன் எடுத்துட்டு, பால்ல கலந்து, நல்ல சர்க்கரை போட்டு. ஆத்தி நல்ல நுர வர்ற மாதிரியே தருவாங்க. அது ரொம்ப அருமையா இருக்கும்! ஆனா இப்போ என்னமோ இந்த கோல்டு காஃபி அது, இது க க கடும் என்னமோ வருதுங்க பேர்ல "கேப்புச்சினோ" என்னென்னமோ வருது. இதெல்லாம் இந்த காஃபிக்கு ஈடே ஆகாது இல்லைங்களா?
"கேப்பச்சினோ." ஆமா, ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அதுவும் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவுல தான் வந்துட்டு அந்த காஃபி தூள் வந்துட்டு வாங்குவாங்க. அ, ம், ஏதோ வீட்ல அரைக்கிற காஃபி தூள் தான். நான் தான் போய் வந்துட்டு அந்த காஃபி தூள வாங்கிட்டு வருவேன். அந்த தெருக்குள்ள போகும்போதே, அந்த காஃபியோட மணம் வந்து அப்படிதாங்க வந்துட்டு இருக்கும். அத நல்லா டபுள் ரோஸ்ட்டு பண்ணி, வறுத்து, அத நல்லா பொடி செய்து, அத வந்துட்டு அந்த மண் அந்த தெருவே வந்துட்டு அப்படியே காஃபி மணம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்கும்! அந்த
சரிங்க. ஓ. <chuckles> ஆஹா! அதுல எவ்வளோங்க நீங்க இந்த சிக்ரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, பிளான்டேஷன் ஏன் சிக்கரிங்கிறது, என்ன செய்வீங்க? எவ்ளோ வாங்குவீங்க? எப்படி வாங்குவீங்க?
ஆமாமாமாமா. அது நாங்க 50 கிராம் வாங்கி அதுக்கூட கலந்துப்போங்க. ஆனா நாங்க வாங்கிற இடத்துல அவங்களே அத கலவையா கலந்தே வந்துட்டு அவங்க குடுப்பாங்க. அ, நாங்க பக்கத்தில இருக்கிறதுனால, நாங்க சும்மா அ, 150 கிராம், 200 கிராம், இந்த மாதிரி வாங்கிட்டு அடிக்கடி போய் வாங்கிப்போம். ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷா போய் வாங்கிப்போம். அ.
சரிங்க. ஐயோ! நீங்க உண்மையிலே ரொம்ப லக்கிங்க அந்த விஷயத்தில, பக்கத்துலேயே வந்து இருக்குது அ பக்கத்திலேயே அரைச்சி தராங்கன்ற போது. இப்ப வந்து உங்க நீங்க இத பத்தி சொன்னீங்க, அம்மா கையால காஃபி குடிக்கும்போது எவ்ளோ நல்லாயிருக்கும்ன்னு. உங்க கணவருடைய கையால ஒரு க மாலை நேரத்தில ஒரு காஃபி கிடைச்சு, நீங்க குடிச்சு, அந்த அனுபவத்த பத்தி எதாவது இருந்தா சொல்ல முடியுமா?
ஆமாமா.